அது வந்து செர்லாக் எப்டி செய்வனா நம்மளுக்கு தேவையான அந்த டேட் அந்த இதெல்லாம் இருக்குங்கல்ல. பல வகைகள்லாம் அத வந்து ட்ரை ஆக்கிக்கணும்ங்க. ஆ. ஆ அந்த பருப்பு எல்லா பருப்பும் நம்ளுக்கு எந்த பருப்பு குழந்தை சாப்பிடுறாங்களோ, அந்த மாரி அந்த பருப்பு எல்லாம் எடுத்துட்டு அத நல்லா வறுக்கணும். துவரம் பருப்பு, அப்புறமா கடலை பருப்பு கொஞ்சம், அரிசி அந்த நம்ம சாப்பாடு அரிசி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வறுத்துட்டு. ஆ இப்ப நம்ப ஆப்பிள் பிளேவர் வேணுனா ஆப்பிள் வாங்கி நல்லா ட் அ வெயில்ல காய வைக்கணும். ஆனா, அது தூசி எதுவும் படாம வெயில்ல காய வைக்கிற மாதிரி காய வச்சு, அத ட்ரையா எடுத்துக்கிட்டு அ டேட்ஸுமே ட்ரை ஆக்கிருணும் நல்லா. ட்ரையா தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா வெயில்ல கொஞ்சம் வச்சோனா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அத எடுத்து அப்டியே வ வதக்கிட்டு எல்லாத்தையுமே. சும்மா வெறும் வாணில்ல போட்டு வறுத்துட்டு. ஆ நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து அது சர்க்கரை போட்டுக்கலாம் போடாமலும் வைக்கலாம். ஆனா, குழந்தைங்க கொஞ்சம் சக்கரம் போட்டு குடுக்கும் போதான் அத நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாரி எடுத்து அப்டியே மிக்ஸியில போட்டு நல்லா அ ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ணாம ஒரு திப்பி திப்பியா இருக்கும் சொல்லுவாங்க திரி திரியா அந்த மாரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குட்டு. பால் மட்டும் அ காய்ச்சி இல்லன்னா தண்ணி காய்ச்சி ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடுக்கணுங்க.
அ. சரி. அ. அ. அ. ம். சரி. சரி. ம். ம், சரி. ஆமா. பரவால்லங்க, செர்லாக் செம்ம வில விக்குது கடையில. உங்கள மாதிரி செய்ய தெரிஞ்சா கொஞ்சம் காசும் மிச்சம் தானே அதுக்காக சொல்றேன். பரவாலங்க, அதாவது நீங்க சுத்தமா சமையல் தெரியாத ஆள் வந்து ஒரு கணவனுக்காக ஆரம்பிச்சு உங்க மாமியாரும் உங்களுக்கு நல்லாவே சொல்லிக் குடுத்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஆசானா மாறிருக்கிங்க உங்க கொழுந்தன் மனைவிக்கு. <chuckles> அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. எப்டி எங்கே இருந்த நா, எங்க வந்துட்டேன் பாரு அப்டின் சொல்ற மாரி இருக்கு. உண்மையிலேயே பாராட்டுக்கள் உங்களுக்கு, உங்களோட பேசனதுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி!
கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் உண்மங்க. கண்டிப்பா, கண்டிப் <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க அதான் சொல்லலாம். கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. நன்றி, நன்றிங்க. நன்றிங்க! உங்கள்ட்ட பேசனதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. என்னோட ஆர்வத்த நீங்களும் தூண்டுற மாரி நெறைய கேள்விகள் கேட்டது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. உங்கள்ட்ட பேசனது மகிழ்ச்சி. நன்றி!